இந்த நாள் இனிய நாளாக இருக்க வேண்டும். அப்பிடின்டு நெறைய மக்கள் சொல்லுவாங்க. காலையில ஏதாவது ஒரு டிவி புரோகிராம்மோ, எஃப்எம் நிகழ்ச்சியோ! இல்ல மக்கள பார்க்கும்போது சொல்லுவாங்க. ஏன் இப்டி சொல்றாங்க. நமக்கு மனது மகிழ்ச்சியா இருக்கணும். மற்ற மக்களுக்கும் வந்து மற்றற்ற மகிழ்ச்சியா இருக்கணும். அப்பிடிங்கிறதுக்காக இல்லேங்களா? சோ, இத வந்து செஞ்சா உங்களுக்கு கண்டிப்பா மகிழ்ச்சி, சந்தோஷம் கிடைக்கிது. அப்பிடின்னா, நீங்க எத சொல்வீங்க வாழ்க்கையில.
நிச்சயமா. அதாவதுங்க மனிதர்கள்ல 2 வகை இருக்காங்கங்க. மனு மனுஷன்ல 2 வகை. 1 பிறரை வந்து சந்தோஷப்படுத்தி அவுங்க சந்தோஷப்பட்றது.
சொல்லுங்க. கண்டிப்பா.
இன்னொரு வகை வந்து பிறரை கஷ்டப்படுத்தி சந்தோஷப
சரிங்க.
நான் வந்து இதில வந்து 1 வகை. அடுத்தவங்கள வந்து சந்தோஷப்படுத்தி நான் சந்தோஷப்படுறது வந்து.
சரிங்க.
ஒரு மிகப்பெரிய பன்னெடு காலமா அந்த ஒரு பழக்கத்த நான் வச்சிக்கிறேன் வச்சிருக்கிறேன்.
ம். <tsk> ரொம்ப நல்லா இருக்கு. சொல்லுங்க.
என்னால, ஒருத்தரு வந்து, பிறருக்கு சந்தோசம் குடுக்கது குடுக்க முடியும். அப்பிடீன்னா, அந்த சந்தோஷத்தோட அவுங்க குடுக்கிற பாராட்டுகளையும் சேர்ந்து வாங்கி வச்சுப்பேன். அந்த பாராட்டுங்கிறது என்னுடைய சுயநலமா இருக்கும். ஆனா, அவுங்களுக்கு குடுக்கிற சந்தோஷம்ங்கறது எனக்கு வந்து மகிழ்ச்சியைத் தரும்.
சொல்லுங்க. கண்டிப்பா.
நான் அதுக்காகவே, அவுங்கட்டருந்து பாராட்டு வாங்கணும்ங்கறதுக்காகவே, நெறைய அவங்களுக்கு சந்தோஷத்தை குடுத்திருப்பேன். அந்த மாதிரி என்ட்ட இருக்கிற ஒரு பழக்கம் என்ன அப்பிடி கேட்டீங்கன்னா, யாராவது நம்மள தேடி, ஒரு வறியவர்கள் வந்துட்டாங்க. உதவின்னு வந்துட்டாங்க, அப்பிடின்னா உடனடியாக அவுங்கள்ட்ட எனக்கு இல்லனாலும் கூட, நான் அவுங்களுக்கு செஞ்சுருவேன்.
நிச்சயமா. சொல்லுங்க.
அந்த மாதிரி ஒரு பழக்கம். அது வந்து நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு அந்த பழக்கம் உண்டு.
கண்டிப்பாங்க. நல்ல பழக்கம். சொல்லுங்க.
ஒரு நான் ஒரு ஒரு அலுவலகத்தில வேல பார்த்தேன். வேல பார்க்குற பொழுது, அ ஒரு 11 மணிக்கு எல்லாரும் அந்த அலுவலகத்த விட்டு வெளில வந்து டீ சாப்பிட போவோம்.
கண்டிப்பா. சரிங்க.
எல்லாரு சட்டையிலுமே பணம் இருக்குங்க.
சொல்லுங்க.
4, 5 பேரு போகும்போது, மித்த எல்லாருமே யாருமே இந்த டீ குடிச்சுட்டு, ஆளுக்கு 2 வடை சாப்பிடுவாங்க, டீ குடிப்பாங்க, குடுத்துட்டு காசு குடுக்குறப்போ எல்லாருமே பேசாம, எனக்கென்னனு நிப்பாங்க.
சரிங்க. சரிங்க.
என்னுடைய கை நிக்காது. நான் உடனடியா எடுத்து என்ன செய்வேன், நான் தான் குடுப்பேன்.
அருமைங்க.
நான் அவங்க வந்து எல்லார்ட்டயுமே இருக்கும். ஆனா, அத குடுக்கணும்ங்கற எண்ணம் வந்து அவங்களுக்கு வராது.
கண்டிப்பா. நிச்சயமா.
என் கை நிக்காது. நான் உடனடியா எடுத்துக் குடுத்துடுவேன்.
<tsk> கண்டிப்பா.
குடுத்த பிறகு அந்த அவங்க எல்லாரும் வந்து ஒரு பாராட்டு. ஏய் என்னப்பா நீனே தினந்தோறும் குடுத்துட்டு இருக்கியே! அப்படிம்பாங்க. ஆனா, அவங்க குடுக்க மறுக்கிறாங்கங்கறது எனக்கு தெரியும். ஆனா, இ குடுப்பதினால் எனக்கு ஒரு மகிழ்ச்சி!
கண்டிப்பா. இப்போ, எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி. இப்போ உங்களோட குழுவுல ஒரு 4,5 பேர் கொண்ட குழுவுல, நீங்க வந்து தேநீர் பருக போறீங்க. ஒரு சின்ன இடைவேளயில தேநீர், வடை சாப்பிட போறீங்க, ந மகிழ்ச்சியா பேசீட்டு இருக்கீங்க. நீங்களே வந்து தினமும் வந்து காசு வந்து நீங்க செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. யா எப்பயாவது ஒருத்தவங்க, இல்ல இன்னைக்கு இதுக்கப்புறம் வந்து நீயே செலவு, ஒரே ஆள் செலவு பண்ற மாரி இருக்கு. நம்ம வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தவங்க நம்ம செலவு பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாரி யாரும் சொன்னதுங்களா, நேரடியா பேசினது உண்டுங்களா இதை பத்தி?
இல்ல. அது வந்து அந்த மாதிரி வார்த்தைகளை, ஒரு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைங்க. அ நீங்க 4 பேரு போவோம் 4 பேரு வந்து ஒரு 4 நாளைக்கு 4 பேர் குடுப்போம். அப்படிங்கிறது மாதிரி எங்களுடைய நட்பு இல்லாமல் போய்விட்டது.
சரிங்க.
அதை வந்து ஒரு சிலர் வந்து, அதை தவறாக பயன்படுத்த தொடங்கினார்கள். எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்குங்க.
கண்டிப்பா.
அப்போ அதே நேரத்தில நான் எல்லா நாளும் வந்து, அலுவலகம் போற நாள் முழுசும் எப்பவுமே நான் குடுக்கிறேன்னு, நான் சொல்லல.
<smacks lips> சொல்லுங்க.
ஆனா, அங்கு வரவங்கள்ல அதிகமா நான் தான் குடுப்பேன்.
கண்டிப்பா.
அதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி. மிக இடையிடையே வந்து யாராவது ஒருத்தர் மாத்தி குடுப்பாங்க. ஒருத்தர் 2 நாள் குடுத்தாருன்னா, நான் வந்து 10 நாளைக்கு குடுப்பேன்.
சரிங்க. ஆமா. சரிங்க.
எனக்கு அதுல ஒரு சந்தோஷம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அ என் கூட வரவரு வந்து ஒருத்தர் வந்து அ மதியம் வந்து மதிய உணவு சாப்பிடுவோம். சாப்பிடும்போது ஒருத்தர் வந்து எப்பவுமே அ லஞ்ச் கொண்டுட்டு வரமாட்டார்.
சரிங்க. சொல்லுங்க.
சும்மா தான் வருவாரு.
சரிங்க.
ஆனா, என்ன செய்வாரு, சாப்பாடு நேரத்துக்கு வந்து கரெக்ட்டா நாங்க உட்காரும்போது வந்து, பக்கத்தில வந்து உட்கார்ந்துருவாரு. நான் எனக்கு கொண்டு போற சாப்பாடு எடுத்து அவருக்கு கொஞ்சம் அள்ளி வச்சுருவேன். "இந்தாங்க நீ சாப்பிடுங்க." அ குடுத்துருவேன். தினந்தோறும் குடுப்பேன்.
சரிங்க. உணவ பகிர்ந்துப்பீங்க, அவரோட. ம். சரி, சொல்லுங்க.
ஒரு காலத்தில என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து நான் குடுக்குறத வச்சுட்டு, அவரு ஒரு அவருக்கு ஒரு போதை மாரி ஆயிடுச்சு. என் பக்கத்தில வந்து உட்காந்து சாப்பிடணுங்கிற மாதிரியே. அப்போ அவருக்குன்னு தனியா வந்து சாப்பாடு மட்டும் ஒரு பாக்ஸ்ல அடைச்சுட்டு கொண்டே குடுக்கக்கூடிய அளவுக்கு, நான் மாறிட்டேன். எனக்கு அதுல ஒரு மகிழ்ச்சி அ அதுல ஒரு மகிழ்ச்சி. இந்த மாதிரி அ ஒரு சிலருக்கு வந்து, என்னை அறியாமலேயே அவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்திவிட்டு, அந்த மகிழ்ச்சியில் நான் வந்து மகிழ்ச்சி அடைவேன்.
கண்டிப்பா. நிச்சயமா. ஒரு பழக்கம் வந்துருச்சு, உங்களுக்கு. கண்டிப்பாங்க. நிச்சயமாக. அது ஒரு நல்ல பழக்கம். ஏன்னா, இது வந்து பெரியவங்க செய்றாங்கன்னா, பெரியவங்கள பாத்து வீட்ல இருக்குற நம்ம அ பசங்க, ப ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்லாம் வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. நா பெரியவங்க செய்யுறது சரியாதான் இருக்கும். அப்டிங்கிற ஒரு கண்ணோட்டம் அவுங்களுக்கு. அதே மாதிரி பெரியவங்க என்ன செய்றாங்களோ, அத அப்டியே செய்யணும், அதுக்கு இ நேர்மாறா செய்ய கூடாதுங்கிறதும் வந்து அவங்களுக்கு ரொம்ப வெளங்கியிருக்கும். ஏன்னா "நம்ம வந்து செய்றது தவறு, ஏன்னா அப்பா இப்டி செய்வாங்க, நம்ம இப்டி செஞ்சா தவறு அது, அப்பா கண்டிப்பாங்க" அப்டிங்கிற ஒரு விஷயமும் அவுங்களுக்கு வந்து எண்ணத்துல வந்து கண்டிப்பா ஊன்றி நிக்கும். இல்லைங்களா? அது
இதுல வந்து பாத்தீங்கன்னா, இதுல என்னை சார்ந்தவுகள்லாம் எனக்கு வச்சிருக்க பேரு என்னன்னு கேட்டீங்கன்னா, "இவன் ஒரு ஏமாளி. பிழைக்க தெரியாதவென். ஊர்ல இருக்கவன்ல்லாம் இவன ஏமாத்துறான்"
சொல்லுங்க. சரிங்க.
"இவனுக்கு நடிக்க தெரியல" அப்டின்னுலாம் வந்து என்னை சார்ந்தவர்கள், என்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாம், என்னை அப்படித்தான் சொல்லுவார்கள். 4 பேரு பேருந்துல பயணம் பண்றோம்னா, எல்லாரு பையிலயுமே பணம் இருக்கும்
நிச்சயமாங்க.
4 பேருக்கும் சேந்து நானே டிக்கெட் எடுக்கணுன்னு என் கையி வந்து ஏன் நீளுது?
அது ஒரு பாசப் பிணைப்பு, அது ஒரு உணர்வு, அது ஒரு பந்தம் இருக்கு. அப்படிங்கறதுக்காக அப்படிப் போகுது இல்லைங்களா?
அப்போ இருக்கலாம். நீங்க சொன்ன மாரி இருக்கலாம். ஆனா எனக்கு அதுல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது.
நிச்சயமா.
நான் அவர்களுடைய உறவை நான் தக்க வைத்துக் கொள்வதற்காக மட்டுமில்ல. இது வந்து என்னுடைய ஈகை பண்பு. எனக்கிட்ட வந்து உயர்ந்திருக்கிறது. அது பிறவியிலயே இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல், ஒருவருக்குச் செய்கின்ற ஒரு உதவி என்றுதான் நான் பார்க்கிறேன்.
கண்டிப்பா. இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. இப்போ நீங்க சொல்றீங்க இல்லயா? பெரும்பாலும் மக்கள் உறவினர்கள், உற்றார், சுத்தி இருக்குறவங்க எல்லாம் வந்து உங்கள வேற மாரி பாக்குறாங்க. இத வந்து திருவள்ளுவர் நல்லா சொல்லிருக்காரு. புறங்கூறாமை அப்படீங்கிற ஒரு இதுல சொல்லிருக்காரு. புறஞ்சொல்லுதல் அப்டீன்டு. நம் அந்த நபர் இல்லாதப்போ அவங்கள பத்தி பேசுவாங்க. ம் மனிதர்கள் ஆச்சே. கண்டிப்பா பேசுவாங்க. இப்ப இதுனால உங்களுக்கு, சில நேரங்கள்ல வந்து, "நாம் நம்ப உதவி செஞ்சோம். நமக்கு மகிழ்ச்சி இருக்கு, ஆனா இவங்களுக்கு இப்டி இருக்கே. உதவி வாங்கியும் இப்டி நம்பள பத்தி இப்டி பேசு மட்டம் தட்டிப் பேசுறாங்களே, அப்படீங்கிற மாரி சில நேரங்கள்ல தோணிருக்கும்." ஆனா சில நேரங்கள்ல
கண்டிப்பா, கண்டிப்பா. நெறையாக, நெறையாவே தோணும்.
சில நேரங்கள்ல, நீங்க மகிழ்ச்சிய நீங்க வந்து செஞ்ச உதவி. அவங்களுக்கு நீங்க "சார், நீங்க இந்த உதவி செய்யாட்டி என்னால வந்து சொல்ல முடியல சார் எந்த மாதிரியான கஷ்டத்த நான் அனுபவிச்சிருப்பேன்னு சொல்ல முடியல சார் ரொம்ப நன்றி சார். எனக்கு வந்து நீங்க ரொம்ப பெரிய கடவுள் மாரி த் இருக்கு சார்" அப்டிங்கிற மாரி யாராச்சு வெளிப்படையா அந்த நன்றிய வந்து காட்டினது உண்டுங்களா? உங்க முகம் முன்னாடியே?
நெறைய காட்டியிருக்காங்க. காலம் கடந்து காட்டியிருக்காங்க. சென்ற உதவியை 5 வருஷம், 10 வருஷம் கழிச்சு கூட சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா, நீங்க ஒரு கருத்து இப் சொன்னீங்கல்ல, அது உண்ம தான். அது வந்து வள்ளுவன் ஒரு திருக்குறள்ல அழகா சொல்லுவாரு "யாருக்கு உதவி பண்ணணும் அப்டிங்கிறது" எனக்கு அந்த பழக்கம் வரல. நான் வள்ளுவனுடைய வாக்குக்கு எதிராக நான் செயல்படுகிறேன். அதாவது, வள்ளுவர் சொல்லுவாரு பாருங்க. "உதவி வரைத்தன்று உதவி உதவி செயப்பட்டார் சால்வின் வரைப்பு" அப்டிம்பாரு.
சொல்லுங்க. கண்டிப்பா. சொல்லுங்க. கண்டிப்பா. சொல்லுங்க. கண்டிப்பா.
அப்டினா என்ன கருத்து சொல்றாரு அப்டின்னா "இங்க பாருப்பா, நீ அடுத்தவங்களுக்கு உதவி செய்யு ஆனா, யாருக்கு நீ செய்யணும் அப்டின்னு கேட்டா அந்த உதவிக்கு தகுதியான நபரா இருக்கிறாரான்னு பார்த்து செய்."
நிச்சயமா. நிச்சயமா. கண்டிப்பா. சரியா சொல்லியிருக்கிறாரு. அந்த காலத்தில வள்ளுவரு. சரியா சொல்லி
அதுல ஒரு ஆ. அதில ஒரு வரையறை வைக்கிறாரு பாருங்க. "உதவி வரைத்தன்று உதவி உதவி செயப்பட்டார் சால்பின் வரைத்து" அப்படிங்கறாரு.
கண்டிப்பா. நிச்சயமா.
நீ வந்து ஒருத்தருடைய தகுதி அறியாமல் ஒருவருக்கு உதவி செஞ்ச அப்படின்னா, அந்த தகுதிங்கறது அவரு எதை சொல்லுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு உதவி செய்றேன் அப்படின்னா, அந்த உதவி வந்து என்ன செய்யிறோம், சின்ன உதவியா இருந்தாலும், அது என்ன செஞ்சிருக்கணும்? காலம் கடந்து நினைவு வச்சுக்கணும்.
நிச்சயமா. கண்டிப்பா. நிச்சயமா.
அதத்தான், ஞாலத்தின் மானப் <grunts> மானப்பெரிதிங்கறாரு.
"காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞாலத்தின் மானப் பெரிது." நிச்சயமா.
ஆமா. அது வந்து உலகத்த காட்டி பெருசு, அந்த உலகத்த காட்டி பெருசுன்னு நினைக்கிறவனுக்கு மட்டும் உதவி பண்ணுங்கிறாரு.
கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா, அந்த காலத்தில ஒரு ரூபாங்கறது அந்த காலத்தில ரூ. 1ங்கறது இந்த காலத்தில ரூ. 1,00,000க்கு சமம். ரூபாய் மட்டும் கிடையாது இது. க கேள்வி அறிவு, கல்வி அறிவுங்கிறது அந்த காலத்தில, ரொம்ப அதிகமா அளவில்லாம கிடைச்சுச்சு, நமக்கு. இப்போ அந்த கேள்வி அறிவு கல்வி அறிவு கேட்கறதே நமக்கு வந்து ரொம்ப நேர செலவும், பொருளாதார செலவும் நெறைய பண்ண வேண்டியது இருக்கு. எல்லா செஞ்சும், நமக்கு அந்த அளவுக்கு கிடைக்கறதில்ல. அது வந்து ஒரு ஒரு விஷயம். அது நம்ம நன்றிங்கற விஷயத்தை வந்து நம்ம மனசுல எப்பவுமே வச்சுக்கணுங்கறது வந்து வள்ளுவர் நெறைய சொல்லியிருக்காரா. ஆ சொல்லுங்க அ மேற்கொண்டு.
ஆமா. போற போக்குல தேங்க்ஸ். நிச்சயமா. ஆமாங்க. அந்த மகிழ்ச்சிங்கிறது, ஒரு நிலையான மகிழ்ச்சி தரக்கூடிய நபருக்கு தான், நம்ம வந்து ஒரு உதவிய பண்ணணும். எனக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட கல்யு கல்லூரியில் படித்த நண்பரை சமீபத்தில் நான் சந்தித்தேன். அவருக்கும் அவரு சந்திக்கிற பொழுது என்னை படித்த நாட்கள்லாம் மறந்துருச்சு. அப்போ அவரு சொன்னாரு அ ஒரு நாள் வந்து, அ நான் வந்து கல்லூரிக்கு வந்தேன். எனக்கு வந்து நீ பஸ்ஸுக்கு எனக்கு டிக்கெட் எடுத்த. இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்னாரு.
நிச்சயமா. கண்டிப்பா. சொல்லுங்க. கண்டிப்பா. இது இன்னொரு மேற்கோள் கூட எனக்கு ஞாபகம். "நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று" அப்டிங்குற மாதிரி ஒரு மேற்கோள் ஞாபகம் வருது எனக்கு.
நான் கூட கேட்டேன். "என்னடா நண்பா இதெல்லாம் இப்புட்லாம் சொல்ற" அப்படின்னு. டேய் நீ அப்டி இல்லடா, நீ நெனைக்கிற மாரிலாம் இல்ல, நீ ஒரு நாள் டிக்கெட் எடுத்தாலும், அன்னைக்கு சூழ்நிலைக்கு என்ட்ட வந்து சட்டைல பணம் இல்ல, அப்போ நான் வந்து லேசா தான் கேட்கறதுக்கு சங்கட்டப்பட்டுட்டு உக்காந்துருந்தேன். நீ உடனேயே எனக்கு டிக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாம, மறுபடியும் என் சட்டையில ஒரு 10 ரூவா நீ திணிச்சு வச்சுட்டு போய்ட்ட, அது இன்னைக்கு வரைக்கும் நான் மறக்காம நினைவுல வச்சுருக்கன்டா" அப்படின்னான். இந்த மாதிரி யாருக்கு நாம் உதவி செய்கிறோமோ, அந்த உதவியின் மூலமாக நமக்கு மகிழ்ச்சி எப்போது கிடைக்கும் என்று சொன்னால், அவர்கள் நினைவு வைத்திருக்கும் போது தான் நமக்கு கிடைக்கும்.
அருமைங்க. கண்டிப்பா. நிச்சயமா, கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. சரியா சொன்னீங்க. இது
போற போக் ஆமா.
போற போக்குல வந்து, நீங்க எல்லாத்துக்கும் உதவி செய்ற மாரி எல்லாத்துக்கும் உதவி செய்கிறீங்க. ஆனா, அந்த உதவி வந்து அவுங்க பிரதிபலன் எதிர்பாராம, நீங்க செய்யிற உதவி அவுங்களுக்கு ரொம்ப பலன் குடுத்து மேற்கொண்டு மறுபடியும் உங்க வருங்காலத்துல வந்து அவுங்கள ப சந்திக்கிறப்போ, ஒரு சந்தோஷம் அவுங்க முகத்துல ஒரு சந்தோஷம் வரும். உங்க மொகத்ல வந்து மகிழ்ச்சி இருந்திருக்கும். ஆனா உதவி வாங்குனவங்களோட மொகத்துல இருக்குற சந்தோஷம் பாருங்களேன். அது ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி, எண்ணற்ற அது எவ்வளோ தங்கமும், ப பொருளும் குடுத்தாலும் வந்து அந்த சந்தோஷத்த நம்ம விலை குடுத்து வாங்க முடியாது! இல்லைங்களா?
நிச்சயமாக. நீங்க சொன்னது மாரி தான். அதாவது நல்ல வித விதங்களில் நாம் வந்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். இதை செய்தால் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். மகிழ்ச்சியோடு என்ன கிடைக்கும்? புண்ணியமும் கிடைக்கும். அப்படிங்கிறதைத்தான் நம்ம நான் எப்பவுமே பார்க்கிறது. அப்போ, நம்மனால் இ இயன்ற உதவியை, நாம் பிறருக்கு, நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ நம்ம செய்றதனால தவறு இல்லை. நாம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில், அவர்கள் அடைகிற மகிழ்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மகிழ்ச்சி தான் இறைவன்.
நிச்சயமா. நிச்சயமா. நிச்சயமா. கண்டிப்பா. ரொம்ப சரியா சொன்னீங்க. அது
அதுதான் இறைவன். அ.
இறைவன நம்ம அடைய வேண்டிய இடம். அத அந்த பாதை வந்து இது தான். இத நம்ம மத்தவங்களுக்கு உதவி செய்யணும். உதவிங்கிறதுக்கு ஒரு அளவுகோல் கிடையாது. நான் இவ்வளோ செஞ்சுருக்கேன். அப்டில்லாம் அப்டி சொல்றவனே, அந்த உதவி செஞ்சதுக்கு உண்டான பலனை வந்து இழந்துருறாங்கிற மாரி நான் சொல்லுவேன், சில நேரத்தில. அது 1. 2வது என்னன்னா, அப்போ, நீ யாருக்கு உதவி செஞ்சுருக்கிறியோ, அவுங்க அந்த உதவியை ஏற்ப ஏற்பதற்கு தகுதியற்றவனுகிற மாரி ஆயிருது. ஏன்னா, ஒரு உதவி செஞ்சதுக்கு அப்பறம் சொல்லிக்காட்டவும் கூடாது. அதுல விவாதிக்கவும் கூடாது, இல்லைங்களா?
நிச்சயமா.
ரொம்ப அருமையா வந்து சொன்னீங்க. நீங்க உங்களோட வாழ்க்கைல நடந்த விஷயங்கள். எதை செஞ்சா வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி குடுக்கும்? ஆனா, அந்த விஷயத்தை செஞ்சா, உறவினர்கள், சுற்றுப்புறத்தவர் என்ன சொல்லுவாங்க? ஆனா, அதெல்லாம் பொருட்படுத்தாம, நீங்க உங்களோட கொள்கைய, கோட்பாட எப்படி வச்சுட்டிருக்கீங்க? ரொம்ப தெளிவாவும், அழகாவும் சொன்னீங்க. உங்களுடன் பேசினது மிகவும் மகிழ்ச்சிங்க. நன்றி.
நன்றி.